ஆ அலமாரி இல்லீங்க. அந்த பீரோக்கு வ குடுக் கூடு கூடவே வந்துட்டு ஒரு இரும்பு பெட்டி ஒண்ணு குடுத்துருவாங்களம்மா. ஆ நல்லா ரொம்ப கனமா இருக்கும். அதுல சின்ன சின்ன, டிசைன்ஸ் இருக்கும். இரும்பல செஞ்சருப்பாங்க. அ அதுக்குள்ள தான் நாங்க என்ன பண்ணுவோம்னா, அ நம்மளோட முக்கியமான பத்திரங்கள் அ அல்லது வந்துட்டு அ எந்த ஒரு டாக்குமெண்ட்னாலும் நாங்க அதுல தான் போட்டு வச்சிருப்போம். அ அப்புறம் ஃபோட்டோஸு எல்லாமே அதுல தான் இருக்கும்.
ஓஹோ! ஓ! ம். ம். ஓ! ம். <clicks tongue> ஓ! சரி, சரி. ஓ! நல்ல பத்திரமா இருக்குங்கிறதுனால. ஓ! <tsk> சரிங்க.
ம். ஆமா. அத வந்து என்னமோ யாரும் அத தூக்கிட்டே போ முடியாது அப்டிங்கிற மாரி அத வந்து ஒரு பொ பொக்கிஷமாட்டோம் வச்சுட்டுருந்தோம் முன்ன. அ இப்ப அந்த இரும்பு பீரவ குடுக்கும்போது என்ன பண்ணிட்டோம்னா, அதையும் குடுத்துட்டோம். இனிய அது தேவையில்ல்ல அப்டிங்கிற மாரி.
<chuckles> ஓ! ம். ஓ! சரி, சரி. இந்த மாற்றத்துக்கு காரணம் என்ன? இப்ப மு முக்கியமா ஏதோ ஒரு காரணம் இருக்குல்ல? அத சொல்லுங்களேன்?
ம். அ, ஆ. அ முதல் காரணம் என்ன அப்டின்னா, அ பார்கறக்கு அழகா இருக்கணும். அ அது இப்ப ஓல்ட் ஸ்டைல் ஆயிப்போச்சுல்ல. அதனால வந்துட்டு இப்ப புதுசா வேணும் அப்டிங்கனால, என்னதான் வந்துட்டு ஒரு ந நினைவா இருந்திருந்தாலும நாங்க அது வேணாம் அப்டின்னு சொல்லி குடுக் குடுத்துட்டோம். 2வது ரொம்ப வருடமா பயன்படுத்திட்டு இருந்தனால, அந்த பீரோக்கு கீழேல்லாம் கொஞ்சம் துரு புடிச்சுருச்சு. ம். அது லைட்டா உடையற நிலைமைக்கு இருக்கிறனால வேண்டாம் அப்டின்னு குடுத்தோம். இந்த பெட்டிய குடுக்க வேண்டான்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் எதுக்கு அது தேவையில்லாம <chuckles> அப்டின்னு, அத குடுத்துட்டு அதுக்கு பதிலா வந்து நல்லா இப்போ புதுசா நியூ மாடல் லாக்கர் வந்திருக்குங்கள, அ அத <chuckles>
ம். ம். ஆமாமா. ம். ம். ம். ம். ம். ஓ! சரி, சரி. ஆ அது நடக்கறது. ம். ம். ம். ம். ஆ ஆமாமா. ஓ! சிறப்புங்க. இப்போ அ <tsk> பொதுவா பார்த்தீங்கன்னா, நம்ம துணியெல்லாம் அடுக்குறோம். அதுக்காக ஒரு அலமாரி இருக்கும். அதையும் தாண்டி இன்னும் நறைய பொருட்கள் இப்போ கிச்சன்ல கூட பார்த்தீங்கன்னா, சாமானான்லாம் வைக்கிறதுக்கு ஒரு அலமாரி மாரி வச்சிருப்போம். அந்த மாரியல்லாம் இருந்திருக்குங்களா? அத மாத்தியிருக்கீங்களா?
ம். ம்ஹ்ம். ம். ம். ஆ அதுலேயும் நெறைய மாற்றங்கள் இருக்கு. இன்னும் இதே வந்து இன்னும் நறைய இருக்கு. என்னன்னா துணிகள்னு சொல்லும்போ தான் ஞாபகம் வந்துச்சு. ஆ. அ முன்னையெல்லாம் அந்த அ இரும்பு பீரோல் இருக்கும்போதெல்லாம் என்ன வச்சிருந்தோன்னா, நம்ம சீருக்குன்னு சொல்லிட்டு நெறைய பட்டு புடவைகள் வந்திருக்கும். ஆ. அத அது எனக்குன்னு வந்திருக்கும். ஆனா நான் அந்த அது பழைய மாடல்ன்னு அ கட்டாமையா வச்சிருப்பேன். அ அம்மாக்கும் அந்த பட்டு புடவ மல அவ்வளோ வந்துட்டு நாட்டம் இருக்காது. ஆ அதனால அந்த புடவையெல்லாம் என்ன பண்ணிட்டோம்னா, அத அகற்றிட்டோம். அதுவும் வேண்டாம். ஆ சும்மாவே அ வச்சிருந்து என்ன ஆகுது அப்டின்னா, அந்த மடிச்சு வச்சிருக்கிற இடத்துல வந்து, அ பின்னல் அந்த நூல் விட ஆரம்பிச்சருச்சு.
அ. ம். ம். <clicks tongue> ஓ! ஆமாமா. ஆ. ம். <laughs> ஆமா. ஓ! சரி, சரிங்க. ம். ஓ! ம்ஹ்ம். ம்.

ஓ! சரி, சரிங்க. அ.
பயன்படுத்தாமயே வச்சிருந்தாங்காட்டி, அது ரொம்ப இதாயிட்டது அப்படிங்கறதால, அந்தச் சேலைகள்லாமே வந்துட்டு நாங்க அகற்றிட்டோம். அது அதுவும் நான் சொன்ன மாதிரி அது என்னமோ ஒரு பொக்கிஷம் மாட்டம் அதையும் ரொம்ப நாள் வச்சிக்கிட்ருந்தோம். அ என்னைக்காவது கட்டுவோம் என்னைக்காவது கட்டுவோம். ஏன்னா, அது பல வருடங்களா இருந்துச்சு, பீரோவுல. அ, அத இப்ப தான் அத அத அகற்றிட்டோம். 2வது அலமாரிக்கு அதாவது சமையல் அறையில இருக்குறது நல்லாவே மாற்றங்கள். எல்லாமே இப்போ எலெக்ட்ரானிக்ஸ் தானே வந்துருச்சு. அ, அந்தக் காலத்துல எல்லாம் வந்துட்டு இது என்ன வச்சிருப்போம்னா, இந்த அம்மிக்கல்லு, ஆட்டுக்கல்லு. அதெல்லாம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கூட இருந்துச்சு, எங்க வீட்டுல. அ அதுக்குன்னு ஒரு இடத்துல, அத அப்படியே மேல எடுத்து வச்சிருப்பாங்க.
அ. ம். ம். <laughs> அ. சரி. அ. ம். <smacks lips> ஆமாமா. <breath> அ. ஓ! ஆமாமா, கண்டிப்பா. அ. ஆமா. அ. ஓ! சரி. அ. ம், ம்.
ஆமா. அங்கயே வந்து பைப் கூட ஃபிட் பண்ணி, கொஞ்சம் மாடர்னா பண்றோம்ன்னு, பைப் எல்லாம் ஃபிட் பண்ணோம். அ அதுக்கு அப்புறம் இப்ப என்ன பண்ணிட்டோம்னா, அது எதுக்கு பயன்படுத்தல? அதையே ஒரு இடத்துல இருக்குது? அப்படின்ட்டு அது எல்லாம் ஒரு அப்புறம் ஆயிடுச்சு. அந்த இடத்துல அப்போ. அ இப்ப அது மிக்ஸி தான் வந்து எல்லா இடத்தையும் புடிச்சுக்கிட்டு இருக்குது. அப்படின்னு சொல்லலாம். ம்.
ம். ஒஹோஹோ, ஓஹோ! குடுச்சிட்ருக். ஓ! அதாவது இப்ப இந்த இப்ப இருக்கிற வீடு எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்தக் கப்போர்டு, அப்புறம் இந்தக் கிட்சன்ல இருக்கிற இந்த ஷெல்ஃப், இதெல்லாமே ஒரே மாதிரி இருக்கணுங்கிற மாதிரி மாத்த ஆரம்பிச்சிட்டாங்க இல்லீங்களா? அழகா இருக்கணும்னு.
ம். ஆமா. ஆ, அப்படி மாத்த ஆரம்பிச்சங்காட்டி தான், எல்லா பழைய பொருட்களும் மாறிட்டே இருக்குது. அ, காரணம் என்னன்னு சொல்லான்னா. அழகா இருக்கணும். நீட்டா இருக்கணும். வேலை வந்து கொஞ்சம் குறையணும் அப்படிங்கறதுனால தான், இந்த மாற்றங்கள் வருதுன்னு நான் சொல்லுவேன்.
அ. <laughs> ம். ம். ம்.

அ இந்த பாத்திரங்கள் வந்துட்டு அ கொஞ்சம் நல்லாவே மாறிடுச்சு. அ முன்ன இருந்த பாத்திரங்களுக்கும், இப்ப இருக்கிற பாத்திரங்களுக்கும். நல்ல வேறுபாடு இருக்குது. ஆ அ முன்ன வந்துட்டு சில்வர்ல சில்வர் பாத்திரம்ன்னு சொல்லி அதை எவர் சில் ம் எவர் சில்வர் பாத்திரங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். இப்ப வந்துட்டு நான் ஸ்டிக் பேனு நான் ஸ்டிக் தவா அப்படிங்கிற மாரி வந்திருச்சு. ம் அது கொஞ்சம் ஒரு மாற்றம் இருக்குன்னு சொல்லலாம். ம். அ 2வது நம்ப பொருள் போட்டு வைக்கிறது, இந்த அஞ்சரை பெட்டி அதெல்லாம் வந்துட்டு இப்போ அழகா ஒரே மாரி இருக்கணும் அப்படின்னு பாத்து-பாத்து வாங்குறோமோ என்னமோ? அ அப்படி இருக்காது. அப்ப எப்டி இருக்கும்ன்னா, அம்மா ஏதாவது ஒரு ஏதோ ஒரு டப்பால போட்டு வச்சிருப்பாங்க. ம் இல்லைனா எவர் சில்வர்திலே நம்மளுக்கு அது விக்கும். அ ஒரு ஒரே சைசுல விக்கும். அ ஒண்ணுக்குள்ள ஒண்ணு போட்டுக் குடுப்பாங்க. அ அதுல போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப என்னா பண்ணிட்டோம் அப்டின்னா, இப்ப கொஞ்சம் பிளாஸ்டிக்ல தான் வாங்குறோம். இருந்தாலும் ஒரு ஸ்பூனோட ஒரே மாரி வாங்கி அதை வைக்கிறது. அ அது 1 மாத்தி இருக்கு. ஆமா ஆமாங்க.
ம். ம். ம். என்ன மாரி வேறுபாடு சொல்றீங்க? ஆ. ஆமாமா, அ, ஓ அந்த மாரி வந்துருச்சு அ, அதுதான் ஜாஸ்தி. அ, உம். ஆ. ஆ. ஆமாமா. ம். ஓ! ம். அ, ஓ. அழகா இருக்கனுன்னு! ஆ. சூப்பர்ங்க. இப்போ நீங்கச் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது, இப்ப முதல்லலாம் பாத்தீங்கன்னா, இந்த நான் ஸ்டிக் இதெல்லாம் பெருசா இருக்காது. இரும்பு கடாயோ, பித்தளை குண்டா, அந்த மாரி பெரிய, பெரிய அண்டா, அண்டவா நெறைய வச்சிருப்பாங்க. என்னமோ! எப்பயுமே 20 பேருக்குச் சமைக்கிற மாரி! அந்த மாரிலாம் வச்சிருந்திருக்காங்களா? உங்க வீட்ல!
ம். ம் ஆமாங்க. ம். ம் ஆமா ஆமா அ, ஆ. ம் அதும் அந்த தண்ணீ புடிக்கறதுக்கு வச்சிருப்பாங்க பாருங்க! எதுக்கு அதுல புடிச்சி வக்கிறாங்கன்னே தெரியாது. அ அந்தப் பெரிய, பெரிய அதுக்கு தவளைன்னு சொல்லுவாங்கன்னு நெனைக்கிறேன். அ அந்தத் தவளைல வந்து, தண்ணீ புடிச்சு, புடிச்சு வச்சுக்குவாங்க. அ 1 வாரம் கழிச்சு அந்தத் தண்ணீய பயன்படுத்தி இருக்க மாட்டாங்க. மறுபடியும் எடுத்து கீழ ஊத்திட்டு, மறுபடி செடிக்கெல்லாம் ஊத்திட்டு அ மறுபடியும் அடுத்த வாரம் புடிச்சு அதுல வப்பாங்க. அ இப்ப அது இல்லவே இல்ல! அ ப்ப தண்ணீ புடிச்சு வைக்கிறது, அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனே இப்ப இல்ல, அப்டிங்கிறனால எல்லாமே பைப்பு தானேங்க. அதனால அ அதெல்லாம் வந்து மேல போயிட்டுச்சு. அ ஸ்டோரேஜுக்கு போயிட்டுச்சு. ஏன்னா, அதை விக்கிறக்கும் மனசு வர மாட்டேங்குது இல்ல! அ
ஓ. <laughs> ஆ. ஆமா. ஆ, ம். ஆ. ம். <chuckles> அ. ஓ. ம். ஆமாமா. அ. ம். போய்டுச்சு. ஆமா ஆமா. அதுவும் கடெக்டு தாங்க. பாத்து, பாத்து வாங்கி வச்சிருந்திருப்போம். அதுக்கப்புறம் இப்போ தூக்கி மேல வெப் பொக்கிஷம் மாரி வச்சாச்சு. சரிங்க.
ஆமா. ம் ஆமாங்க. அது பரவால்ல. ஏதோ கப்போர்டு இருந்த மேலயுமே அது அப்டியே அ க்ளோஸ் பண்ணிக்கிறங்காட்டி, இப்போ பாக்கிறக்கு நீட்டா இருக்கு. ம் ஆமாங்க.
அ. ஆ நீட்டா இருக்கு அ, இப்போ நீங்க சொன்னீங்க, அதாவது, அழகா இருக்கணும், அழகா வந்து வைக்கணுமங்கறதுக்காக மாற்றங்களே நெறைய வந்துருச்சு. அதாவது அலங்கார பொருட்கள், அப்படின்னுலாம். அதுக்கான அத <smacks lips> எப்படி அலங்கு அ ஒழுங்குப்படுத்தி, அழகா வந்து வைக்கிறீங்க? எப்படி இருக்கணும்? அப்படிங்கிற மாரி உங்களுக்கு ஆச!
ம். ஆமாங்க. ம். ம்.

அ அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நான் சொன்னேன்ல அந்த பீரோவுல அந்த ஓ அ ம் அந்த ஒரு இரும்பு பெட்டி ஒண்ணு வச்சிருப்பாங்க. அ அந்தப் பெட்டியோட பூட்ட வந்து வத் அ அம்மா பூட்டு போட்டு அந்தச் சாவி எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா, பீரோல ஒரு தனியா லாக்கர்னு ஒண்ணு இருக்கும். அ, அந்த ஆமா அதுக்குள்ள அந்தச் சாவியப் போட்டு அதைப் பூட்டி அதைக் கையில வச்சுக்கிட்டுருப்பாங்க. நல்லா இருக்கும் சிரிப்பாத்தான் இருக்கும். ஆனா அவ்வளவு ஒரு என்ன பொக்கிஷமானா, எனக்குத் தெரிஞ்சு அப்பல்லாம் திருட்டு திருட்டுங்கிறது அந்த அளவுக்கு இல்லைன்னே சொல்லுவேன். இருந்தாலும் எதுக்கு அப்படி பயந்தாங்க அப்படின்னு தெரியல.
ம். ஆமாம்மா. ஆமா. அ. ம். ஓ! அதுக்குள்ள. <chuckles> அ. <chuckles> ஓ! <chuckles> <sniffs> அ. அ, அ. தெரில. இப்பதான் கொஞ்சம் மாறிப்போச்சு. அதனால பரவால்ல. அ. ச
ம். ஆமாமா, அ. 2வது என்ன அப்படின்னா, அ எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் தான் .இப்போ நானே என்ன பண்ணுவேன்னா அ மொத, மொதல்ல எனக்கு லேப்டாப் வந்தப்ப நான் கொண்டுப்போய் பீரோக்குள்ள தான் வச்சுக்குவேன். <chuckles> அ எனக்கு அந்தப் பீரோல எனக்கு ஒரு ப இடத்த குடுங்கன்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல போய் அந்த லேப்டாப்ப வந்து பேக் போட்டு அந்த பேக் கொண்டு போய் பீரோக்குள்ள வச்சு பூட்டுனா தான் எனக்கு நிம்மதியா இருக்கும். <chuckles>
ஆமாம்மா. அ, ம். ம். ஓ! சரி, சரி. அ. அ. ம். நிம்மதியா இருக்கும். <chuckles> சரி, சரிங்க.
ம், அதுதான். நல்லா இருந்துச்சு.
அ, புதுசா இருக்கே இது. அ, ஓகே.
ஆமா, <chuckles> அதுக்கப்புறம் இப்போ சமையல் அறையில பார்த்துட்டோம் அப்டின்னா
அ, அ.